ஆ ஆ அது, அந்த சந்தோஷம் வந்து உண்மையிலயே வந்து பெருசு. ஏன்னா நான் அந்த சொன்னாப்ல வந்து 4 வருடங்களுக்கு முன்னாடி அந்த பயத்தினால சொல்ல முடியாத தைரியம். இப்போ எனக்கு வந்து அ சந்தோஷம் அது நல்லா ஞாபகம், அ இன்னமும் அது தருணம் உணவு மதிய உணவு அருந்துறப்ப தான் தந்தைகிட்ட சொன்னேன். அ அப்ப அம்மாவும் இருந்தாங்க. சொல்றப்போ அப்பா எவ்ளோ செலவாகுன்னு கேட்டாங்க, அது அப் பெரிய தொகை தான். ஆனா அப்பா வந்து எனக்கு அ காச விட நம்ம நல்லா ஒரு படிக்கனும், நான் வந்து நல்லா படிச்சு பெரிய ஆளா வரனுன்ற அந்த இதில தான் அவரு இருந்தாரு. அ நான் பயந்துகிட்டே, அதாவது அந்த டைம்ல <chuckles> எனக்கு என்ன பயம்ன்னா இந்த படிப்பு படிக்கனுன்னு சொல்றமே, இத ஏத்துப்பாங்களான்ற பயம் இல்லை. அது போயிருச்சு எனக்கு. அந்தத் தொகை, ஏன்னா கல்லூரியிலே அவ்ளோ பணம் வந்து செலவு பண்ண த குடும்பம் வந்து மறுபடியும் வந்து இன்னொரு ஒரு செலவு பண்ண, அ அந்த பயம் இருந்துச்சு. ஆனா அது வந்து, அப்பா வந்து பண பணத்த விட சாதிக்கனுன்றதான் எனக்கு அ அது தான் நம்ம வந்து பெருசா எடுத்துக்குறணும். நீ நல்லபடியா பண்ணு, அப்டின்னு எனக்கு ஊக்கம் குடுத்து பண்ணாங்க.
ம். ம். ம். ம். ம். ம்.

இப்ப பார்த்தீங்கன்னா, மனுஷனுக்கு இயல்பாவே பார்த்தீங்கன்னா, நெறைய உணர்வுகள் வந்து ஒவ்வொரு கட்டத்ல வந்து நம்மளுக்கு இதுவாகும். அதாவது சந்தோஷமா இருக்கட்டும், துக்கமா இருக்கட்டும், சந்தேகமா இருக்கட்டும், அதாவது ஆலோசனையா இருக்கட்டும், பயமா இருக்கட்டும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அ சந்தோஷமும், பயமும், துக்கமும், 3மே வந்து பார்த்திங்கன்னா மனுஷனுங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, அடிக்கடி வந்து போகிற ஒரு விஷயமாகவே இருக்கு. ஏன்னா வந்து, ஒரு சின்னதா ஒரு இப்ப காலேஜ் போறோம் அப்டின்னா, "இந்த காலேஜ் நல்லாயிருக்குமா? இல்ல நல்லாயிருக்காதா? இல்ல நம்ம எடுக்கிற முடிவு கரெக்ட் தானா?"அப்டின்ட்டு ஒரு பயம் வரும். அதே வேலைக்கு போம்போது "இவுங்க வந்து நம்ம எதனா தப்பா பண்ணிட்டா வந்து, இவுங்க திட்டிடுவாங்களா? இல்ல ஜாப் நல்லாதானா இருக்குமா? இல்ல சேலரி நல்லாயிருக்குமா? குடும்பத்த பார்க்க முடியுமான்ட்டு" ஒவ்வொரு விஷயத்திலும் வந்து சந்தோஷம் முதல் இடத்தில் வருதோ இல்லையோ, அந்த படியில் வந்து பார்த்தீங்கன்னா பயம் தான் முதல் இடத்தில் வந்து நிக்குது. அது போல உங்களுடைய பயணத்தில, எந்த அளவுக்கு வந்து பயத்த நீங்க வந்து ஃபேஸ் பண்ணிருக்கீங்க?
கண்டிப்பா, சொ சொல்றேன். அ பயம் வந்து ஆ அ நல்லா நினைவிருக்கிறது ஏன்னா, அத பத்தி வந்து நான் திருப்பி ஒரு தடவ நெனைச்சு பார்த்தேன். அதாவது என்னுடைய ஆ ப 12ஆம் வகுப்பு ப தேர்வு எழுதி முடி முடிந்ததும், அடுத்த கல்லூரி கல்லூரி வந்து போகணும். அது அந்த அது வந்து எல்லாத்துக்குமே ஒரு முக்கியமான ஒரு ஆ முடிவுல்ல. நம்ம எந்த துறையை வந்து தேர்ந்தெடுக்கப் போறோம் அப்டின்னு. எனக்கு வந்து என்னன்னு ப பார்த்தீங்கனா அ 12ஆம் வகுப்பு படிக்கும் பொழுதே, எனக்கு திரைப்படம் ஆ துறையில வந்து இயக்குனர் ஆகணும்ன்ற அந்த கனவு வந்து அந்த சிறு வயதிலேயே எனக்கு வந்துருச்சு.
ம். ம். ம். ம். ம். ஆமா. ம். சூப்பர்ங்க.
அ ஆனா வந்து, நான் பள்ளி பருவம் ப பள்ளிக் காலங்களில நல்லா படிக்கிற பையனா இருந்ததனால, இப்ப வீட்டில உள்ளவங்களும் சரி மற்றவர்களும் ஒரு அந்த வழக்கம் போல வந்து அந்த மருத்துவம் அந்த அந்த மாரி தான் வந்து நம்ம பையனும் வ வரணுன்ற அந்த கனவுல இருந்த இருந்தாங்க. ஆ ப அதே போல வந்து 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வந்துச்சு. நான் எதிர்பார்த்த அளவு அந்த 1000த்தை வந்து தாண்டல. அதுக்கு ஓ ஓரளவுக்கு குறைவா தான் எடுத்தேன்.
ம். ம். ம்.